இல்ல. அந்தமாரி யாருமே விசாரிக்கவும் தோணல. ஏன்னா, மழைன்னுமே எனக்கு, எனக்கு ஏற்கனவே மழைக்கு இன்னும் ரொம்ப புடிக்கும். எனக்கு இந்த கடல பார்க்கிறது, மலைய பார்க்கிறது இதெல்லாம் ரொம்ப, ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் அதுக்கு முன்னாடி எந்த மலைக்குமே போனது கிடையாது. திருப்பதி போயிருக்கோம்.
ஓ! அதனால எ எப்பிடி போனாலும் பரவாயில்ல போயிட்லாம், அப்பிடின்ற மாரி நம்பி போயிட்டீங்க
ஆ, ஆமா. நான் கூட பரவாயில்ல. எங்க 75 வயசு பாட்டிய யோசிச்சு பாருங்க, அவுங்க வீட்டுக்கும், வாசலுக்கும் நடக்கிறதுக்கே அவ்ளோ பொறுமையா நடப்பாங்க. ஆனா, அவுங்களும் ஏறிட்டாங்கன்னா பாருங்களேன்! மேல ஏறிட்டாங்க அவுங்களும். அவுங்க வரதுக்கெல்லாம் 4:00 மணி ஆயிடுச்சு, மேல வர்றதுக்கு. வந்துட்டு <swallows> எங்க குடும்பத்தில என்ன ஒரு வழக்கம் அப்பிடின்னா என் எ எங்க குலதெய்வம் கோயில் இங்கேயுமே சரி, அப்புறம் இங்க அ நான் இப்ப சொன்னேன் இல்லயா! மலைக்கோவில் அங்கேயுமே சரி. எங்களுடைய பூஜை தான் எப்பவுமே கடைசி நாங்க வந்து நிறைவு பெற்றதுக்கு தான் எங்களுடைய பூஜையும் செய் எப்பவுமே செய்வோம். அந்த மாதிரி இங்க அங்க இப்ப இதில என்னன்னா, எங்க அப்பா, சித்தப்பாலாம் மேல போய் பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம் பொங்கலுக்கு தேவையான அந்த மெ வெல்லம், அரிசி அது எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்புறம் சாமிக்கு மாலை, தேங்காய் அ இது தூக்கி ஆமா <laughs>
அதானே! ஆ. <chuckles> ஆமா. ஓ! அது இன்னும் சிரமமே ஒரு இத தூக்கிட்டு நடக்கிறதுங்கிறது, இன்னும் அத விட வந்து நமக்கு சிரமமா இருக்குமே!
கண்டிப்பா. சாமிக்கு வந்து துணிமணிகள் எல்லாமே எடுத்துட்டு தூக்கிட்டு ஏறுனாங்க. அது இல்லாம நாங்க அங்க போய் சாப்பிடறதுக்கு, எங்களுக்கு சாப்பாடு மொதக்கொண்டு தூக்கிட்டு ஏறுனாங்க. எ இத்தன பேரும் அ, அ ஆளுக்கு <laughs> அது ரொம்ப கொஞ்சம் க
ஆ அ. ஒரு சில கோயில்கள்ல வந்து மலைக் கோயில்கள்லயுமே அன்னதானம் தான் போடுவாங்கல்ல, அந்தமாரி இல்லயா!
ஆ போடுவாங்க. கீழே அடிவாரத்தில வந்து அவ்ளோ பேரு அன்னதானம் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்ப பக்தகோடிகள் யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம். நினைச்சவங்க அந்தமாரி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, நம்ம நாங்க வந்து ஒரு விரதமா இருந்து, மேல போய் தான் சாப்புட்ணும் அப்பிடின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு மேல போயிட்டு, சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். அங்க போய் சமச்சுலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி, நாங்க அப்பிடியே போயிட்டோம். அதனால, போற வழி ஃபுல்லா என்னன்னா, அங்க அங்க நிறைய பழங்கள் விப்பாங்க. அப்புறம் சின்ன, சின்ன ஜூஸ் பாட்டில்கள் அந்தமாரி விப்பாங்க. அங்க மேல வந்து மெயினான ஒரு விஷயம் சுக்கு காப்பி. இந்த சுக்கு காப்பி தான் எல்லா இடத்துலயும் வந்து விப்பாங்க. ஒரு நாங்க நடந்து போறதில ஒரு 3, 4 இடத்துல வந்து அந்தமாரி சுக்கு காப்பி கடை இருக்கும். அங்கே இந்தமாரி ஸ்நாக்ஸ் நிறைய போடுவாங்க. வாழக்கா பஜ்ஜி அ அப்புறமேல சமோசா இந்தமாரியான ஐட்டங்கள் வந்து போடுவாங்க. இந்த வெயில்ல நடக்கிறதுக்கு ஏதாவது ஒன்னு சாப்பிட்டு
சரி, சரி. ஆ. ஓ! அப்போ வந்து நடைப்பயணம் வந்து தெரியாது அந்த அளவுக்கு. நம்ம ஏதாவது சாப்பிட்டுகிட்டே நடந்தோம் அப்பிடின்னா, கொஞ்சம் கு சுலபமா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லயா!
ஆமா.

இல்ல அந்த மாரி தங்குற வசதி அங்க கிடையாது, அதெல்லாம் மலைக்கோயிலன்றதுனால அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, திருடர்கள் பிரச்சனைன்னு ஏகப்பட்டது வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. "அதனால இங்க யாரும் இருக்க கூடாது, கிளம்புங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க ஒரு 40 பேர் வ் வந்து வந்து தான் ஆகணுனு சொல்லிட்டு, எங்களோட ஒரே ஒரு சித்தப்பா மட்டும் ஃபோன் வச்சிருந்தாரு, அவரோட ஃபோன்ல வந்து சார்ஜ் 2% தான் இருந்தது. அப்போ அந்த பட்டன் ஃபோன் தான, அந்த சார்ஜ் வந்து குறையவே குறையாது 1 நாளானாலும் 2 நாளானாலும் குறையாது தானே. அந்த மாரி ஒன்னு இது. அந்
ஓ! கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா, அதில கொஞ்சம் டார்ச் இருக்குமே, ஆனா!
ஆமா அந்த டார்ச் வெளிச்சத்தில பாதி மலைக்கு வந்துட்டோம், பாதி மலைக்கப்பறம் அந்த போனும் ஆஃப் ஆயிடுச்சு. அச்சோ இன்னைக்கு எப்படி தான் வீட்டுக்கு போப்போறோனு தெரியலனு சொல்லிட்டு, பயந்துட்டே அவ ஒருத்தர் கையை ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு இது இருந்தாலும் இரு ந நல்ல இருடா இருட்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இருட்டிலயும் கொஞ்சம் வெளிச்சம் தரும் தெரியும்ல அந்த நட்சத்திரங்களுடைய வெளிச்சம்.
அச்சச்சோ! கண்டிப்பா, நிலவு வந்து ஆ நிலவு, நட்சத்திரம் வெளிச்சம் வந்து கொஞ்சம் இருக்கும் இல்லையா?
ஆமா, அதை வச்சுக்கிட்டே கீழ இறங்கிட்டோம். ஆ ஆனா கால் எல்லாம் ரணகலமாயிருச்சு கீழ. ஏன்னா செருப்பு அ நிறைய பேர் செருப்பு போட்டு ஏறினாங்க, ஆனா நாங்க செருப்பு போடாம தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, செருப்புலாம் வந்து எங்களுடைய வேன்லயே வச்சுட்டு, செருப்பு போடாம தான் வெறுங்கால்ல ஏறினோம். கால்லாம் கட கட கட கட கடன்னு நடுங்க ஆரம்பிச்சுருச்சு, எங்க அம்மாலாம் முழங்கால் வலி பேஷண்ட்டு <laughs>
ஐயோ! கண்டிப்பா கண்டிப்பா, 6 மணி நேரம் சொல்றீங்க, அப்போ என்ன வ அப்போ எவ்வளவு நேரம்னு வந்து ஏறுறதில ஒரு 6 மணி நேரம், இறங்குறதில ஒரு 6 மணி நேரம், அப்பா! 12 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட நடந்திருக்கீங்கன்னா, அது கால் என்ன ஆவுறது? ஐயோ நினைச்சு பார்க்கும்போதே
ஆமா. ஆமா. ஆமா. அத் நொந்துட்டோம் அது அது வந்து, ஏ ஆனா இதில என்ன ஒரு ஹைலைட்டுனா கீழ எ அப்படி இறங்கி ம 12:30 மணி கீழ வரும்போது. நாங்க போம்போது அவ்ளோ கும்பல், இங்க நிக்க கூட ஆள் இல்ல. அதுக்கு அ இடம் இல்ல வந்து அப்படி இருந்த ஒரு இடம், நாங்க வந்து பார்க்கும்போது யாருமே இல்ல, எங்களுடைய வேன் மட்டும் அனாதையா நிக்குது, நாங்க நா நாப்பது பேர் இருக்கோம். அந்த நைட்டு ஒரு 12:30 ஏஎம் மணிக்கு. அப்படியே ரோட்ல தே சிமெண்ட் அ இது டவர் ரோடு, அதிலேயே வந்து அப்படியே படுத்துட்டோம் முடியல அப்படின்னு சொல்லி. அதுலேயும் வந்து
<chuckles> ஓ! மலை இறங்கி நீங்க அங்கேயே தங்கிட்டீங்க. <chuckles>

ஆ அப்டி கேள்விப்பட்டுருப்பீங்க. ஆனா, இந்த மலை அப்டி கிடையாது. நம்ம கீழ நம்ம இங்க தரையில ஆரம்பிக்கிறதே அந்த அங்கேருந்தே நடக்க தான் ஆரம்பிக்கணும். அது இல்லாம கீழ அந்த மலைக்கு போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த மலையோட அடிவாரத்திலேயே போய் நம்ம சேர முடியும். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வந்து நடக்க ஆரம்பிக்கணும். அங்க அடிபாரத்திலேயே ஒரு கோவில் இருக்கும். அவங்க அந்த கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம கிளம்பணும், அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்டி நாங்க எல்லாருமே வந்து பொறுமையா கிளம்ப ஆரம்பிச்சோம். ஆ இப்போ போம்போது எல்லாம் 45 பேர் ஒண்ணா தான் ஏற ஆரம்பிப்போம். ஆனா போக, போக எல்லாருமே பிரிஞ்சிருவோம். ஏன்னா, ஆள் ஆளுக்கு
ஆங். ஓ! <chuckles> ஆமா, கண்டிப்பா. ஒரு வயசுக்கு ஏத்த மாரி தானே அவர்களோட நடை இருக்கும். இப்ப நம்மளே ஒரு ஒரு 30 வயசு ஆளா இருந்தா கூட, அவங்க நடக்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியால நடக்க முடியாது இல்லையா?
நிச்சியமா. நிச்சியமா, நிச்சியமா. நாங்க 1, 1 இந்த கோயிலுக்கு எல்லாருமே போம்போது எனக்கு வந்து ஒரு ஒரு 16 வயசு அவ்வளோதான் இருக்கும். நான் ஒரு 11வது படிச்சிட்டுருந்தேன். அந்த நேரத்தில. அதுக்கப்புறம் அந்த அந்த நேரத்தில நாங்க 1, 1 அந்த கோயிலுக்கே போனோம். அப்புறம் என்னுடைய சகோதரி இருந்தாங்க. எங்க வீட்ல என்னுடைய சகோதரி அதுக்கப்புறம் வந்து எங்க சித்தப்பா வீட்ல, பெரியப்பா வீட்லன்னு எனக்கு எங்க சகோதர, சகோதரிர்கள் நாங்க வந்து ஒரு 15 பேர் இருப்போம். நாங்க எல்லாரும் ஒரு குரூப்பு அப்புற மேல் எங்க அம்மா, சித்தி அவங்கலாம் ஒரு குரூப் எங்க அப்பா, சித்தப்பா அவங்கலாம் அப்டி வந்து எல்லாருமே
சரி, சரி. ஆஹா, கண்டிப்பா. வயசுக்கு ஏத்த மாரி பிரிஞ்சிட்டீங்க. <chuckles>
ஆமா. பிரிஞ்சு நாங்க அப்டியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போக, போக வந்து எ எங்க நான் என்னால சுத்தமா முடில எங்க அண்ணா அ "அவ்வளோதான் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு பாரு, இங்க பாரு. அது இங்க தெரியுது பாத்தியா? அதுதான் மலை" அப்டின்னு சொல்லி, சொல்லி, சொல்லியே அ <chuckles>
<chuckles> அ இந்த ஒரு இது வந்து எல்லார் வாழ்க்கையிலேயும் நடந்திருக்கும் போல இருக்கு. இந்த தான் இருக்கு, இந்த தான் இருக்குன்னு சொல்லி நம்மள எவ்வளோ தூரம் கூட்டு போறாங்கன்னே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கூட போய்க்கிட்டே இருப்போம்.
ஆமா.